ஓகே. ஆ, புரியுது. உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கு குறிப்பிட்ட காய்கறிய அவுங்க வாங்கின அனுபவம் இருக்கா? உங்க அ இப்ப வந்து உழவர் சந்தையினாலே வந்து கீரைகள் வந்து காலையிலேயே அதிகமான அளவுல நேரடியா தோட்டத்திலருந்து எடுத்துட்டு வந்து விற்பனை செய்வாங்க நான் பார்த்துருக்கேன் அதுபோல் உங்களுக்கு வந்து விருப்பமான காய்கறி அ உழவர் சந்தை, பசுமை அங்காடிகள்ல வாங்கின அனுபவம் இருக்கா?
ம்ஹ்ம். கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாரியே அந்த கீரைகள் வந்து அந்த அ கட்டுல இல்லாம அ கொஞ்சம் அதிகமா இருக்கிறத தான் தாத்தா போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா, "ஆட்டுக்கு குடுக்கணும்," அப்பிடின்னா அதெல்லாம் மலிவு விலையில, அவுங்களுக்கு கிடைக்கும். அதில முறிஞ்சது, உடஞ்சது, வேணான்னு சொன்ன, ஒதுக்கி வச்சதெல்லாம், அ இந்தமாரி ஆடு, மாடுகள் வளர்ப்பவங்களுக்கு
ம். நீங்க ஆரம்பத்தில இருந்தே கால்நடைகளுக்கு வாங்குனத பத்தியே சொல்றீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கி சமச்சிருக்கீங்களா? உங்க தாத்தாவோ! பாட்டியோ! வாங்கிருக்காங்களா? இத சா <chuckles> சரி, சரி <chuckles> ஓகே.
ஆமா, ஆமா. அதுதான் அடுத்து சொல்ல வரேன். அந்தமாரி வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அது மொத்தமா ஒரு மூட்டைகளா வரும். அ ஏன்னா நிறைய ஆடுகள் இருக்கும் இல்லயா! அப்போ அப்போ அப்பத்தா சொல்லுவாங்க, இந்த கட்டு நல்லாயிருக்கு. அதை கொடுங்க நான் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறேன்னு. எங்களுக்கு எப்பிடி இருக்குன்னா ஐயய்யோ! <tsk> நமக் அது வேறு வித்தியாசமே இல்ல. அதே தான் அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா எனக்குல்லாம் அதை பாக்கும்போது "ஐயய்யோ! ஆட்டுக்கு வாங்கிட்டு வந்தத போய் எனக்கு சமைக்க போறீங்களா? எனக்கு வேண்டாம்" அப்பிடின்னு வந்து சொல்லியிருக்கேன்.
சரி. ஆமா. ம்ஹ்ம். ஒகே, ஓகே. சரி, சரி. சரி, சரி. அப்பிடின்னு சொல்லியிருக்கீங்க. ம். ம். ம். ஆனா, வந்து அதனுடைய தரத்த அவுங்க பார்த்து தான் வந்து அந்த அளவுக்கு "எனக்கே நம்ம வீட்டுக்கே சமைச்சுக்கலாம்." அப்பிடிங்கிற அளவுக்கு அது சிறப்பா இருக்கவுந்தான் அவுங்க கேட்டிருக்காங்க. அவுங்களோட அப்பத்தா!
ஆமா. அ நீங்க சொன்னமாரி ஆ ஃப்ரெஷ்ஷா வந்து கிடைச்சிருக்கும். இங்கே நகரங்கள்ல மாலை நேரத்தில தான் கீரைகள் வரும். ஆ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். அங்கிருந்து வியாபாரிகளுக்கு வந்து, அது நமக்கு வந்து இரவு நேரங்கள்லேயும் மாலை நேரங்கள்லேயும் தான் வாங்கிட்டு வர முடியும். மறுநாள் ஊர்கள்ல தான் அப்போ வந்து அந்த கீர தோட்டோன்னு சொல்லுவாங்க. அங்கருந்து பறிச்சுட்டு, இல்ல அறுத்துட்டு, அத கட்டுக்களா கட்டி நம்ம முன்னாடிதான் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்தமாரி இடங்கள்ல வாங்கும்போது, சரி, இது நல்லாயிருக்கு. அத நம்ம வீட்டுக்கு செஞ்சுக்கலான்னு எங்கள் அப்பத்தா நினைப்பாங்க. ஆனா, எனக்கு வந்து அது ஆட்டோட சாப்பாடு, அத போய் எனக்கு கொடுக்குறீங்களேன்னு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கும்.
ஓ! ஓ! ம், ம். அது, சரி. ம்.